கண்டிப்பா. ஆ, உள்ளத்தை அள்ளித்தான்னு ஒரு படம் இருக்கு. படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். பிறகு மேட்டுக்குடின்னு ஒரு படம் இருக்கு. ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். ஆமா. அப்புறம் அ வேலையின்னு வந்துட்டா வெள்ளக்காரன் ஒரு படம் இருக்கு. படம் ஓடுதா ஓடயலாங் ஓடலேங்கிறதுலாம் எனக்குப் பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்தப் படம் பிடிச்சு பிடிச்சிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் படம். ஒரு 1:30 மணி நேரம் காமெடி. அது அன்னக்கி காலையில 6 மணிக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு த ஒரு இது சொல்லுவான். எனக்கு, அது ரொம்ப நாங்க நான் தனியா உக்காந்து சிரிச்சு இருக்கேன். அ என்னோட நண்பர்களக் கூப்பிட்டு உக்கார வச்சு சிரிச்சு இருக்கேன். குடும்பத்தோட சிரிச்சு இருக்கேன். என் நண்பரோட குடும்பத்தையும் கூப்புட்டு வந்து சில குடும்பங்களுக்கு எப்பிடின்னா, சில பேருக்கு எப்பிடின்னா நகைச்சுவைகள் அவ்ளோ ஈசியா புரியாது. புரியாது. அவுங்களுக்கு நான் விவரிக்கணும். அ, ஆ என்ன ஏன் ஏன் சிரிக்கிறீங்க அப்பிடின்னு கேப்பாங்க. இல்லேங்க. இந்தமாரி இந்தக் கதாபாத்திரம் இப்பிடி சொன்னாங்க. இது ச அப்பிடி சொன்னதுக்கு அர்த்தம் இது. இப்பிடி பண்ணா அப்பிடி அப்பிடி பண்ணா இப்பிடிதான். ஓ! அப்பிடிங்களா! அப்பிடின்னு சொல்லிச் சொல்லுவாங்க. நான் என்னன்னா, ஒரு நகைச்சுவையோட, அ அர்த்தம் வந்து அப்பப்ப புரிஞ்சு சிரிச்சால் மட்டுமே அதோட மதிப்பு இருக்கும். அத நம்ம விவரிச்சா சிரி சிரிக்க மாட்டாங்க. ஓ! அப்பிடியா அப்பிடின் சொல்டு விட்டுருவாங்க. <laughs> இல்லேங்களா!
ம். ஓ! ஆமா. கார்த்திக், <chuckles> கவுண்டமணி நடிச்சது. கரெக்ட்டு. ம். ஆமாங்க. ம், ம். ஆமாங்க. அது ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப்பாங்க, ஆமா. நீங்கச் சொல்றது உண்மை. ஆமாங்க. இந்தமாரி படங்கள்லயே வந்துட்டு நிறைய பேர் உம்னுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா?
ஒரு மாரி அவுங்களுக்கு ஏத்த படம் இல்ல. அ எனக்குல்லாம் ஒண்ணும் சிரிப்பு வரலப்பா! அப்பிடிங்கிறமாரி மக்கள். மே பி 2 விதமா அது இருக்கு. அவுங்களுக்கு ரசிப்புத்தன்மை நகைச்சுவை மேல இல்லாம நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா! க்ரைம், தில்லர் திரில்லர் அந்தமாரி ஒரு திரைப்பட வகைகளை வந்து அவுங்க பாத்து விரும்புறமாரி மக்களாகவும் இருக்கலாம். ஒண்ணு. இல்ல எதிர்மறையான மக்களா இருக்கலாம். அதென்ன பெருசா ஏதோ நீ வாயத் தொறந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்ப அப்பிடின்னு சொல்லி, சொல்லுவியே அந்தப் படத்தப் போடு! நான் பாக்குறேன். சிரிக்க முடியுதான்னு. எனக்கு அவ்வளவு ஒன்னும் சிரிப்பு வரலயே! அப்பிடிங்கிறமாரி சி சில பேர் எதிர்ம. வேணும்னே, அதாவது, அ நீங்கச் சொல்றது கண்டிப்பா தவறு: அப்பிடின்னு சுட்டிக்காட்டி நிரூபிக்கிறதுக்காகவே, அவுங்க எதிர்மறையா எதிர்மறையா ஒரு கருத்தத் திணிக்கிறதுக்காக அப்பிடி பண்ணுவாங்க. அது அவுங்களோட குணாதிசயம். அவுங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. <laughs>
<laughs> ம். <laughs> கண்டிப்பாங்க. ம். சரியா சொன்னீங்க. அப்புறம் இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்கத் தனியா பார்க்கும்போது, நகைச்சுவை படங்கள் பார்க்குறீங்க. இப்ப இதுவே உங்க குடும்பத்தோட உங்க அம்மா, அப்பாவோ! இல்ல கணவனோ! ஸாரி. மனைவியோ! இந்தமாரி உறவுகள் கூட உட்கார்ந்து பார்க்கும்போது இதேமாரி நீங்கக் காமெடி தான் பார்க்க விரும்புவீங்களா, இல்ல அவுங்களுக்கு ஏத்தமாரி வேற விதமான படங்களையும் பார்ப்பீங்களா?
கண்டிப்பா. சொல்லுங்க. சரிங்க.